பெரிய மாற்றம்னு மொதல்ல நான் <snorts> பார்க்றது என்னோட ஹேர் தான். எனக்கு நல்ல வந்துட்டு அடர்த்தியான கேர்லி ஹேர். நல்ல ஒரு 3ஏ கேர்ல்ஸ் இருக்கும். நான் இங்க எங்க வீட்ல இருந்த வரைக்கும் எங்க அம்மா என்ன பண்ணிருவாங்கன்னா, நல்லா எண்ண வச்சு வந்து தல சீவியுட்ருவாங்க. இப்ப அது எப்டி இருக்குன்னா, என் ஃபிரண்ட்ஸ் எல்லாம் பி ஃப்ரீ ஹேர் விடுவாங்க. நான் ஃப்ரீ ஹேர் விட்டா மட்டும் அது ரொம்ப ட்ரையா, டல்லா, புஸ்ஸுன்னு இருக்கும். அந்த மாரியே இருக்கும். அதுவும் கிளினிக் பிளஸ்ஸா போட்டு, போட்டு, போட்டு, போட்டு என் முடிய ப்ளீச் பண்ணிட்டாங்க. ஆனா, எனக்கு முடி கொட்ற பிரச்சன இல்ல. அது அதுக்கு எங்க அம்மாதான் அப்ரிஷியேட் பண்ணனும். வீட்ல இருந்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ் இல்ல. ஒண்ணும் இல்ல. அம்மா நல்லா பாத்துக்கிட்டாங்க. முடி கொட்டவே இல்ல. ஆனா, ஒன்ஸ் வந்து ஸ்கூல் ஹாஸ்டல்னு போனப்பயே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. காலேஜுக்கு போறப்போ நல்லா கொட்டுது. ரொம்ப அடர்த்தியே இல்லாம இருக்குன்னு சொல்லி, நான் என்ன பண்ட்டேன், நல்லா ஷோல்டர் வரைக்கும் சாப் பண்ணிட்டேன். ஃபுல்லா வந்துட்டு ஏன் நல்லா நல்லா கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேல நான் கொறச்சுட்டேன். எனக்கு நல்லா ஹிப் கிட்ட வரைக்கும் இருந்துச்சு. சாப் பண்ணிட்டேன். எங்க அம்மானால நம்பவே முடில. அவங்க வெட்றப்போ கம்மியாதான் வெட்னாங்க. சுருட்ட முடிங்குறதுனால அது எல்லாம் அப்டியே புஸ் புஸ் <snorts> புஸ்ஸுன்னு மேல போயிருச்சு.
சரி. ம், ம், ம். சரி, சரி. சரிங்க. கண்டிப்பா. ம். ம். <laughs> ஆ சில நேரங்கள்ல அந்த முடியெல்லாம் வெட்டிட்டோம்ன்னா மறுபடியும் வளராதுன்னு சொல்லுவாங்க. அ உங்களுக்கு எப்டி? மறுபடியும் மறுபடியும் வளர்ந்துருமா, வேணுங்குறவ்ளோ?
ஆ எனக்கு இது வரைக்கும் <snorts> வளந்துகிட்டு இருக்கு.
இல்ல எப்பவுமே அ கட் பண்ண ஆஹஹ.
இப்போ அது ஒரு ஏஜ் வரைக்கும் வளருங்க. இப்போ நமக்கு என்ன 23 தான் ஆகுது. அதனால இப்டி எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு டுவென்டி பைவ் வரைக்கும் வளரும்னு நான் நம்புறேன். அதுக்கப்றம் வளருமான்னு கேட்டா எனக்கு தெரியல. நான் என் அக்காட்ட எல்லாம் விசாரிச்சிருக்கேன். அப்ப அக்கா என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் அ கல்யாணம் ஆகி பிரக்னன்சி அப்பலாம் முடி வளரும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 30 வரைக்கும் வளரும்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஆனா, வளர்ற அறிகுறி தெரிஞ்சாதான் அத நம்ம <snorts> வெட்றது. இல்லாட்டி வெட்டக் கூடாதுன்னு
சரி, சரி, சரி. <laughs> சரி. அ. சரிங்க, சரிங்க. <laughs> இல்ல, அதுதான். ஏன்னா, நீங்க ரொம்ப இடுப்பு வரைக்கும் அழகான நீளமான முடி இருந்தது எனக்கு. அ விரிச்சு போடும் பொழுது ரொம்ப புஸ்ஸுன்னு இருக்குங்குறதுக்காக நான் வந்து என்னோட தோள்பட்டை அளவுக்கு நான் முடிகள வெட்டிட்டேன்னு <snorts> சொல்றீங்க இல்லையா? அதனால கேட்டேன். ஏன்னா ஆமா.
ஆஹ. கொட்டிருச்சுங்க. ஹாஸ்டல் போய் ரொம்ப கொட்டிருச்சு. என்னால அவ் அவ்ளோ அடர்த்தியா, அவ்வளவு நீளமான பின்னல வந்து பார்த்துட்டு, இந்த இந்த எலிவால் மாரி இருக்குற <chuckles> முடிய என்னால பாக்கவே முடில.
சரி, சரி. ம்ஹ்ம். ம்.

<laughs> கண்டிப்பா. கண்டிப்பா. அந்த அதுக்கான, ஏதாவது ஒரு பிரத்யேகமான முறைகள் வந்து, மறுபடியும் நீங்க வீடுகள்ல ஆரம்பிச்சீங்களா? ஆ. சரி நம்ம வந்து இப்படி போகக்கூடாது. மறுபடியும் நம்ம பழைய இதுக்கு கொண்டு வரணும்ங்கிற மாதிரி.
ஹாஸ்டல் போனப்ப என்ன ஆயிருச்சுன்னா, வந்துட்டு எங்க ஹாஸ்டல்ல தண்ணீ சூப்பரா இருந்தது. இதுவரைக்கும் யாருமே இப்படி சொல்லிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா, எங்க வீட்ல தான் வந்து உப்பு தண்ணீ. எங்க ஹாஸ்டல் வந்துட்டு இத்தனைக்கும், அது ஒரு கடலோரம். இசிஆர்ல இருக்கு, எங்க ஹாஸ்டல். இ ரோட்க்கு இந்தட்டம் காலேஜூ அந்தட்டம் கடலு. ஆனா, எங்க காலேஜ சுத்தி அவ்ளோ மரம் இருக்கதனாலயா, என்னன்னு தெரியல. எங்க காலேஜோட போர் வாட்டர் வந்து கொஞ்சம் கூட உப்பு இருக்காது. ரொம்ப அது ஒரு ஸ்வீட்டா இருக்கும். நாம வாய் கொப்பளிச்சோம்னாலே, காலைல தெரியும்ல. ஒரு ஸ்வீட்டான ஒரு டேஸ்டோட, ரொம்ப நல்ல தண்ணீ இருந்தது, காலேஜ்ல. ஆனா, காலேஜ்ல சூப்பரா இருந்தது. முடி முடிக்கு வந்து எதுவும், வர வரன்னுலாம் இருக்காது. அப்புறம் தான் நான் இந்த கர்லி கேர்ள் மெத்தட் வந்து கண்டுபிடிச்சேன். அப்பிடி ஒண்ணு இருக்கு. அப்ப நம்ம க கர்லி ஹேர, கர்லி ஹேராவே நம்ம ட்ரீட் பண்ணணும். வைச்சு இழுத்து சீவக்கூடாது அப்பிடீங்கிற மாரி.
ம். கண்டிப்பா. கருவி. ம், ம், ம். கண்டிப்பா. சரி, சரி, சரி. ம், ம். ம். அது என்ன? அப்பிடின்னா? ஆ. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ, ஓ. புரிஞ்சது, புரிஞ்சுது. நிறைய பேரு வந்து ஸ்ட்ரெய்டன் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா, அது வந்து பாதி வந்து நீளமாவும், பாதி சுருண்டும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா, கர்லினா, சரி, சரி, சரி. ஓ.
எனக்கெல்லாம் செட்டே ஆகாதுங்க. ஏன்னா, 1 வாரம் நல்லா இருக்கும். முடி வளர்றது எனக்கு வேரில இருந்து வளர்வதால, அது கண்டிப்பா அடுத்த ட 2 வாரத்தில உங்களுக்கு தெரிஞ்சிரும். உள்ள சுருட்ட முடி தான் இருக்கு, அப்பிடீன்னு சொல்லி.
ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஆமா, ஆமா. ஓ! அதுக்கப்புறம் எப்பிடி இருந்ததோ, அத அப்பிடியே வந்து நம்ம ஏத்துக்கணும். அந் அந்த ஸ்டைல்லயே நம்ம பாலோ பண்ணனும் அப்பிடீன்னு நினைச்சிட்டீங்களா, நீங்க?

கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப அழகா வந்து சொல்லீட்டே இருக்கீங்க. அ சில பெண்கள்லாம் இப்ப நா எனக்கெல்லாம் நினைவு இருக்கு. நம்ம திரைப்படங்கள் பார்க்கும்பொழுது, ஒவ்வொரு கதாநாயகிகள் வரும்பொழுது, இப்ப சினேகாலாம் வந்துட்டாங்கன்னா, இந்த பாவாடை தாவணி, சேரி, புடவை இதெல்லாம் நல்லா பாப்புலர் ஆயிடுச்சு. இப்ப சிம்ரன் அவர்கள் வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா, அந்த சுடிதார் தான். ஆனா ஃபுல் ஹேண்ட். ஃபுல் ஹேண்ட் சுடிதார் போடுவோம். அ நல்லா இந்த மாரி பிளே என்கிட்ட நெறைய அந்த மாரி பிளெயின் சாரீஸ் வாங்கிப்பேன் நானு. அ, நெறைய ப்ளெயின் சாரி, லைட் சாரீஸ் வாங்கிட்டு ஃபுல்லா, இப்ப அம்ப்ரெல்லா கட்டுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அத அப்பவே வந்து தெப்பேன். அத மாரி தெச்சு போடுறது உண்டு. ஒரே கலர்ல இருக்கும் எல்லாமே டாப்பு, பாட்டம். ஆனா அது ஒரு தனியா ஒரு தனித்துவமா இருக்கும். அந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது. அந்த மாதிரி உங்கள் நீங்க சொன்ன அந்த உடை, உங்களோட சிகை அலங்காரம். இது எல்லாமே வந்து ரொம்ப அழகான் இருக்கு. அ இதுக்கு மேல, இப்ப வந்து ஒரு கட்டத்துக்கு மேல, ஒவ்வொரு ஆடைகள் மேல நமக்கு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா? என்ன பண்ணாலும் திருமணத்துக்கப்பறம் புடவை அப்படீங்கிற ஒண்ணு கட்டாயமா கட்ட சொல்லுவாங்க நெறைய விஷயங்கள்ல. நெறைய இந்த யங் பொண்ணுங்கள்லாம், நான்லாம் கட்ட மாட்டேன்ப்பா. நா கல்யாணத்துக்கே கூட பொடவை கட்ட மாட்டேன்லாம் வீர வசனம்லாம் பேசுவாங்க. ஆஹா. ம்ஹ்ஹ்ம். அந்த மாரி. அத பத்தின உங்க எண்ணம் என்ன?
ஆமா. ஆமா. அடடா! ஆமா. இல்லல்ல. எனக்கு புடிக்கும். <chuckles> எனக்கு வந்துட்டு, எனக்கு நல்லா எனக்கு வந்துட்டு சாரி கட்டணும்ன்னு தான் ஆசை. ஏன்னா எனக்கு எனக்கு வந்துட்டு, மத்த டிரெஸ்ல கூட நா வந்து கொஞ்சம், அ சப்பியா தெரியறேன். ஆனா சாரில வந்துட்டு, நல்லா இருக்கற மாரி இருக்கு. நெறைய பேர் சொன்னாங்க. எல்லாரும் வந்துட்டு, நீ உனக்கு வந்து இவ்ளோ உடம்பு இல்லன்னே வந்துட்டு. சாரி நீ கட்டினதுக்கப்பறம் தான் எங்களுக்கு தெரியுது. அந்த மாரில்லாம் சொன்னாங்க. எனக்கு ஆல்டர்னேட்டா வந்து நடக்குது. "சாரி கட்டினா வந்துட்டு, ரொம்ப நீட்டா இருக்கிற மாரி இருக்கு." அப்படீங்கிற மாரி எல்லாரும் சொன்னாங்க. எனக்குமே ஃபோட்டோ பார்த்தா அது தெரியும்ல்ல. இந்த டிரெஸ் வந்துட்டு நம்மள வந்து ரொம்ப சப்பியா காட்டுது. இது வந்து இதா காட்டுதுன்னு. எனக்கு இது புடிக்கும். எங்க அம்மா சாரியல்லாம்
கண்டிப்பா. ஆமா, ஆமா. ஏன்னா, சில நேரங்கள்ல அந்த சுடிதார்ங்கிற உடையில நம்ம அந்த அம்ப்ரெல்லா கட்டு, அனார்கலி ட்ரெஸ்ஸல்லாம் போடும்பொழுது, நம்மளோட நம்ம உடல் அமைப்ப விட அது கொஞ்சம் ரொம்ப பெருசாவே காமிக்கும் அந்த உடைகளெல்லாம். அப்ப நம்ம குண்டா நெனச்சுப்பாங்க நெறைய பேரு. எனக்குமே அந்த அனுபவம் இருக்கு. இதே பொடவை கட்டினோம்ன்னா, ஒடம்பே சுத்தமாவே தெரியாது. அ, அது தான் நம்மளோட அந்த உடைக்கு இருக்கிற ஒரு சிறப்புன்னு நெனைக்கிறேன். நளினமா காட்டும்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? "உடல் அள அசைவுகள, ரொம்ப நளினமா வந்து அது காட்டும்." அப்படீன்னு சொல்லுவாங்க. ஆமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களோட முடியில ஆரம்பிச்சு, உங்க உடைய ஆரம்பிச்சு "அ, அதுவே வந்து நம்ம போரிங்குன்னு நெனைச்சுட்டுருந்தோம். ஆனா வந்து அதுதான் என்னுடைய தனித்துவமான உடைன்னு, என்னை அடையாளப்படுத்தினதே அந்த உடை தான்!" அப்படீன்னு ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. பரவால்லங்க! இந்த காலத்தில ஒரு 23 வயசு பொண்ணு, எனக்கு பொடவை கட்டுறதும் ரொம்ப புடிச்சிருக்கு. பொடவையில தான் இன்னும் கூட ஆமா. இன்னும் நான் வந்து ரொம்ப ஒல்லியா தெரியிறேன். அ இன்னுமே எனக்கு அது ரொம்ப அழகா இருக்குன்னு, சொல்றத கேட்கிறக்கே ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு! இந்த காலத்து புள்ளைங்கலாம் "பொடவையா? ஐயயோ!" அப்படீன்னு ஓடிருவாங்க. ஆமா. அதுக்கு மத்தியில நீங்க ஆமாமா. ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுடன் பேசியதில் மிக்க மகிழ்ச்சிங்க! நன்றி!
ஆமா. ஆமா. அ! ஏன்னா, அது நல்லா இருக்கு! அப்படில்லாம் இல்லங்க. எல்லாரும் போடுறாங்க.